அப்டிங்களா, ஐயோ! அதே மாரிங்க, இப்ப வந்து நீங்கச் சொன்ன மாரிங்க, இப்ப இந்த வாட்சப் பதிவுல வந்து ஒரு சிலங்க மனநலமைய வந்து எப்டி புரிஞ்சுக்கலாம். ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டு வச்சிருந்தாங்கன்னா, ஓகே அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். <laughs> அவங்க காதல் தோல்வியா இருக்காங்கன்னா, அது வந்து 1 வாரம் போட்டு நம்மளலாம் சாவடிச்சிடுவாங்க.
ம். ஆமா. ம். நிச்சியமா நிச்சியமா. நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் இப்ப நம்ம ஃபிரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனநிலை எப்டி இருக்குன்ட்டு நம்ம போய் தெரிஞ்சுக்க தேவல்ல. அவங்களோட ஸ்டேட்டஸ் காமிச்சு குடுத்துரும். இப்ப வந்து நம்ம பையன் வந்து வ சோகமா இருக்குறான். அதனால தான் இந்த ஸ்டேட்டஸ் போட்டு இருக்கான். அதும் அவன் போட்டா கூடப் பரவால்ல. கீழ ஒரு லைன்ஸு என்னமோ கவிஞர் மாரி ஒரு லைன்ஸு ஓட போடுவாரு தலைவங்க. எனக்கு வந்து வாழவே பிடிக்கல. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்டு அந்தப் பாட்டோட லைன்ஸு அப்டியே தமிழ்லையோ, இங்கிலீஷ்லையோ டைப் பண்ணிக் கீழ போட்டுட்டு, ரொம்ப இது பண்றது. நம்ம எதுனா ஏன்? எதுக்கு? ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஏன் நம்ப கேக்கணும்? அதுக்கு ஏன் நீ வெக்கணும்? அப்டின்னு நம்மளுக்குத் தோணும். ஏன்டா நீங்கப் பப்ளிசிட்டி பண்றீங்க? உங்களுக்குச் சோகமா இருக்குனா நீங்க போய் எதன பண்ணுங்களேன் அந்த சோகத்த போக. அத விட்டுட்டு வந்து 4 பேர் கேக்கணும்னுங்கறதுக்காக ஸ்டேட்டஸ் போட்டு, அத வேற நாங்க கேட்டா மூக்கு நோ நோஸ் கட் பண்ற மாரி ''ஒண்ணும் இல்ல'' சொல்றதுக்கா? அபிட்லாம் தோணும். நெறைய டைம் எனக்கு அது மாரி பட்ருக்கு.
நம்ம நல்ல மைன்ட்ல ஆமா. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பாங்க. "இவன் தான் மச்சான் எங்கயோ பெருசா அடிவாங்கிருக்கான்" அப்டின்ன மாரி
ம். ஆமாமா. வேற யாரும் இல்ல. நம்ம பையன் தான், இவன் தான் அப்டின்ற மாரி அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு வருத்தத்தப் போக்கிப்பாங்க. அது இந்த ஆட்டிட்யூட் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பக்கா எனக்கா எ யார்ரா நீ? நீலாம் இன்னும் வந்து பார்த்தீன்னா, அ 2019லயே கோமா ஸ்டேஜ்லயே ஸ்டாப் ஆயிட்டியேடா. இந்த டிக்டாக் காலத்துல தான் வந்து இந்த மாரி ஆட்டிட்யூட் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுச் சுத்திங்க்கெடந்தானுங்க. டேய் நீ அந்தப் பையனாடா? அந்த கேரக்டர்டா? அவ்வளவு தான் உனக்கு.
ம். <chuckles> ஆமாங்க. அதே மாரி ஒரு சிலவங்க பண்றதெல்லாம் ஃப்ராடு வேலையா இருக்கும். ஆனா வந்து காலையிளே சாமி பாட்டு வப்பாங்க. அதப் பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு கடுப்பாவும். அப்பா அம்மா சொல்றத கேட்கமாட்டாங்க. "தெய்வமே தெய்வமேன்னு" அந்த மாரி பாட்டெல்லாம் வச்சிருப்பாங்கங்க. அது மாரி அதாதுங்க அது எப்டின்னா, அவங்க மனநிலை தாண்டி நம்ம மனநிலமைக் கெடுத்துருவாங்க. இவன் ரொம்ப நல்லவன் மாரி நடிக்கிறானே அப்டின்ற மாரி.
அ. <laughs> <chuckles> ஆமாமா. <laughs> ஆமாமா. ஆமா. ம். ம். டேய் டேய் டேய் டேய். நீ அதான். இப்ப வந்து டிரெண்டிங் ஆவுதுல்ல. நீ யாருன்ட்டு எனக்குத் தெரியும். உங்க அப்பா யாருன்ட்டு, எனக்கு உங்க குடும்பம் யாருன்னு எல்லாமே எனக்குத் தெரியும்டா. நீ உடனே நடிக்காதடான்ற மாரி. அது உண்ம தான். அதும் இந்தக் கார்த்தி மாசம் வந்துருச்சா? ஐயப்பருக்கு அவங்க பண்ற அலப்பற இருக்கே. ஐயையா! ஐயப்பரே கீழ வந்து, போதும்டா சாமி நீ இவ்ளோ மாசத்துல 11 நாள் இது மாரி பண்ட்டு, 1 மாசத்துக்கு நீ அலப்பற பண்ற பாத்தியா. அப்டிலாம் உண்மையா உனக்கு இந்த இதுவலாம் பாக்கும்போது, ஏன்னா நம்ம கண்ணாலயே நெறைய பேர் பாக்குறோம்ல. அவங்க பண்ற விஷயங்கள் தெரியும்போது அந்தச் ஸாங்க்ஸா அதுவும் அவங்க எப்டின்ட்டு அந்த இதுவே காமிச்சுட்டுரும், ஸ்டேட்டஸ் ஸ்டோரியே காமிச்சுட்டுரும். நல்லா நடிக்கிற மேன் அப்டினு தான் தோணும் நம்மளுக்கு.
ம். கண்டிப்பாங்க. ஆமாங்க. அதாங்க கோயில் பக்கமே வரமாட்டாங்க. ஆனா கால்ல 6 மணிக்கெல்லாம் வந்து பாட்டு போட்டுருவாங்க, ஸ்டேட்டஸ்ல
ஆமாமா. ம். கண்டிப்பாங்க கண்டிப்பா. காலம் வந்து இதே ஆ
ரொம்ப அழகா சொன்னீங்க.